இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு உறவா இருந்தாலுமே, அங்க ஒரு பிரச்சனைன்றது நமக்கு ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கும். அம் அது வந்து நம்ப குடும்பத்தினரா இருக்கட்டும், ஒரு நட்பா இருக்கட்டும், இல்ல வேலை பார்க்கும் இடத்திலயா இருக்கட்டும், எங்கனாலுமே ஒரு பிரச்சனை வரும். அப்டி ஒரு பிரச்சன நட்புல வரும்போது, நம்மளுக்கு ரொம்பவே அது ஒரு கஷ்டமா கூட இருக்கும்ன்னு சொல்லலாம். அப்டி ஒரு பிரச்சனை வந்தா, நீங்க அந்த எடத்த எப்படி அத கையாள்வீங்க?
நிச்சயமாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நட்புன்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேவை என்ற ஒரு விஷயம். ஏன்னா, நண்பர்கள் ன்ட்ட ஒரு அம்மா அப்பாகிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம் கூட நம்ம ஏதி அ வயதுக்குரிய நண்பர்கள் கிட்ட நெறையவே பகிர்வோம். அப்டி இருக்கிற பட்சத்தில நான் வந்து எனக்கு காலேஜ் 1ஆம் ஆண்டு நான் படிக்கும்பொழுது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சேர்ந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அட்டிட்யூட் ரொம்ப புடிச்சு, என்னோட பிஹேவ் அந்த ஒரு சில விஷயங்கள், குணாதிசயம்லாம் புடிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எனக்கு நண்பர்கள் சேர்ந்தாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு பெஸ்ட்டீன்ட்டு ஒரு தோழி வந்து இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு தோழி வந்து என்ன பண்ணான்னா? "நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த சிலம்பம்ல்லா நல்லாவே சுத்துவேன்." அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அளிக்கும்போது எதோ அது பார்த்தீங்கன்னா ஒரு, இது நாக் ப்ரோகிராம்ன்ட்டு ஒரு விஷயம் இருந்தது. அந்த விஷயத்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீன்னா பயிற்சி அளிக்க நெறைய பேருக்கு வந்து பயிற்சி அளிச்சிட்டே இருந்தேன். அப்டி இருக்கும்போது அ ஒ எ ஒரு பெண் அதாவது, எனக்கு என்னோட தோழி தான். அவ வந்து என்ன பண்ணான்னா? வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன விஷயம் பண்றனோ அதுபோல பண்றதா இருக்கட்டும், நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேனா, நம்பி வந்துதான் நட்புன்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம சொல்லுவோம், பகிர்வோம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க. ஆ. ஆ. சரிங்க. ஓ! சூப்பர். ஓ! ஓ! சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆனா, நான் வந்து என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா, மாத்தி வந்து என்னோட தோழி கிட்ட வந்து, அதாவது நெருங்கிய தோழிகிட்ட வந்து, சொல்றதா இருக்கட்டும். இவ வந்து நம்பவே இல்ல.
ஆ, சரி, சரி.
இவ வந்து சுத்தமா நம்பல, ஏன்னா ஆரம்பம் இப்ப தான் முதலாம் ஆண்டு இருந்தாலும், ம கண்டிப்பா வந்து நம்பிருக்கலாம். இவ ஓ அப்படியா, எனக்கு தெரில, இவளோட கே இப்ப தான் நான் பழகியிருக்கேன், அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா அவ ம வந்து பாத்தீங்கன்னா ஆணி பூர்வமா ஒரு விஷயம் ம ந்த இல்ல. அவளோட பிஹேவியர் பத்தி எனக்கு வந்து அ தெரியும், ஆன்லைன் வகுப்புலயே நான் பாத்துருக்கேன். ஆனா வந்து நீ சொல்ற போல வந்து பாத்தீங்கன்னா, பேச்சு மாத் மாத்தி சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அவகிட்ட தான் வந்து பாத்தனே. மொத மொதய்யே வந்து பாத்தீங்கன்னா அப்போ தான் பாத்தேனே. என்னடா இது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி அளிக்கிர்த்தா இருக்கட்டும், மேம்கிட்ட போய் பேசுர்த்தா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த மேம் வந்துலாம் நம்ப கிட்ட வந்து இதலாம் கொஞ்சம் திட்டுவாங்கள்ல, "ஏன் இது போலப்பா, இது பண்றீங்க, கொஞ்சம் மிஸ்டேக்கலாம் இது பண்ணுங்க" அப்டிலாம் சொல்றதாருக்கும். அது வந்து பாத்தீன்னா, நான் வந்து மேமே வந்து நம்ம கோபம்ன்றது ஒரு விஷயம் இயல்பு தானே, மேம்மே எல்லாத்துல ஏன் அவுங்க இது மாரி பண்றாங்க, எனக்கு புடிக்கவே இல்லை. நான் போய் மோ அத் அடுத்த தடவை என்ன கேட்டா வந்து நான் சொல்ற போறேன். அப்போலாம் அந்த உணர்ச்சி பூர்வமா ஒரு விஷயம்லாம் பகிருவோம், அது வந்து நட்பு கிட்ட தான் அதிகமா பகிர்வோம்.
ஓ! சரிங்க, சரிங்க. ஆமாமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, நம்ம கல்லூரி பருவத்துல இருக்கும்போது, நம்ப பெரிய தோழின் தோழன்ற <tsk> தோழி, தோழர்கள்ன்னு சொல்றத விட, அவுங்க நம்மளுக்கு பெரிய ஒரு உறவாவே இருப்பாங்க. இந் ஏன்னா, அந்த மேம்ல்லாம் திட்டும்போது, நம்ப அவுங்க கிட்ட தான் போய் மேமய திட்டுவோம். "பத்தியா, இவுங்க எப்படி பண்ணாங்க! பத்தியா, ச்ச" அப்டின்ற மாரி, நீங்க சொன்ன மாரி அதெல்லாம் அவுங்ககிட்ட பகிர முடியும். நம்ப வீட்ல போய், அது <tsk> அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், பெரிய விஷயமா இருந்தாலும், வீட்ல போய் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம் அந்தந்த இடத்ல அப்டிஅப்டியே அவுங்கள்ட்ட சொல்ற மாரி தான் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா.
கண்டிப்பா! ஆமா. அ. ஆ நிச்சயமா. ஆமா, அப்படி இருக்க பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, நானும் இன்னொரு பாத்தீங்கன்னா, சிலம்பம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க காலேஜில நாங்க 2 பேர் மட்டு தான் அப்ப வந்து சிலம்பம் சுத்துவோம். நாங்க 2 பேரும் மாத்து கட்ல ரொம்ப செம்மையா அங்கங்க அடி வாங்கிட்டு உக்காந்த்துட்டு இருக்கோம். அடினா சாதாரணமா அடில்ல நாங்க ஃபைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த ரத்தம்லாம் கட்ட ஆரம்பிக்கும்.
ம். சரிங்க, சரிங்க. ம், சரி. ஓ! சரி, சரி. புரியுது, புரியுது. ஆ,
அ அப்டி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அந்த மேம் வந்து பாத்தீங்கன்னா, திட்ட தரகு இதப்போல விஷயம் வந்து, ஏன்னா இவ என்னோட கிளாஸ்மெட்டு அப்படின்னால, நான் வந்து அவுங்க செரி, என்னோட எ நான் 1 ப பெஞ்ச்னா, அவ பின்னாடி பென்ஞ்ல இருப்பா. அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா, நா அந்த நட்புன்ற ஒரு விஷயம் இருக்குள்ல, அவகிட்ட ஆனா சொல்றேன், இது போல மேமு ஏய் அவ பாரேன், மேமயே வந்து தப்பா பேசுறா, அவுங்க பத்தி பத்தி இப்புட்லாம் இது பண்றா, என்ன ஒரு கொழுப்பா இருக்கட்டும், மேம்மு தானே பெரியவங்க தானே. அபி அந்த அளவுக்கெல்லாம் சாதாரணமா தான் நான் சொல்லுவேன். நான் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து ஆ.
ம். அச்சச்சோ! இல்லைல்ல! இதை வந்து அதை யார்கிட்ட சொன்னாங்க? உங்களோட குளோஸ் ஃபிரெண்ட்டு உங்க கிளாஸ்ல இருக்க இன்னொரு பொண்ணு கிட்ட! ஆ சரி, சரி. அ.
ஆமா, ஆமா அவ தோழி, என்னோட பெஸ்டி கிட்ட வந்து சொல்றா!
ஆ புரியுது, புரியுது, புரியுது. அ.
அப்டி இருக்கும்போது, இவ இது போல சொல்றா, இவ பேச்சே சரியில்ல, இவளுடைய இதுவே நடவடிக்கையே சரியில்ல. இல்ல இந்த ஒரு வ் விஷயம் சொன்னா தான நடவடிக்கை வரைக்கும் போயிச்சு.
ம், கண்டிப்பா, கண்டிப்பா புரியுது புரியுது. அ.
என் எத்தன நாள் நீ என்ன பார்த்துட்டு, என்ன நடவடிக்கை சரியில்ல, அப்டி இப்டின்னு சொல்லும்போது, என்னோட தோழிய வந்து பாத்தீங்கன்னா நம்பவே இல்ல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா, 4 பேரு ரொம்ப க்ளோஸா இருப்போம். அவ வந்து பாத்தீங்கன்னா எ நம்பவே இல்ல, இப்ப நாங்க கல்லூரி முடிச்சு கிட்ட, ஒரு அ இப்பதான் ஒரு 6 மாதம் ஆவுது. அதாவது யூஜி, பீஜி எல்லாமே நாங்க ஒண்ணாவே படிச்சோம். அப்டி இரு அப்டி இருக்கும்போது, இவ நம்பவே இல்ல, இல்ல அவள பத்தி வந்து எனக்கு ஓரளவுக்காச்சும் தெரியும், நீ இப்டி சொல்ற போலலாம் வந்து அவ பேசுற ப ஆளு கெடையாது. அப்டி சொல்லும்போது, அவ வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து என்கிட்ட சொல்லிட்டா. ஏய்! இது போல வந்து பாத்தீன்னா இவ இது போல பேசுறா, என்னடி? என்ன நடக்குது? அப்டின்ட்டு கேட்கும்போது, என்னது! இது போல பேசுறாளா? எ உன்னோட பிஹேவியர் உன்னோட கேரக்டர் பத்திலாம் ரொம்பவே தப்பா பேசுறாடி, "எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும், நான் எப்டி பழகறேனோ, என் கூட இருக்குறவங்களும் அப்டி தான் பழகணுன்ட்டு ஆசப்படுவேன்." அந்த கேரக்டர் ஒரு இது பத்திலாம் வந்து பேசுறதுக்கு தகுதி இல்ல தான் நான் சொல்றேன், யாருக்கா இருந்தாலும். அப்டி நெனைச்சா, பாத்தீங்கன்னா எனக்கு கோவம் வருந்து, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். அதாவது, நண்பர்கள் அப்டின்ட்டு நம்ம பகிர்ந்த ஒரு விஷயம், எப்டி எப்டில்லாம் போயிருக்கு பாருங்களேன்! இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேம் கிட்ட போயிட்டு பே சொல்ற அளவுக்கு வந்து போயிருச்சு.
அ. ம். சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. சரிங்க. ம். சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அச்சச்சோ! ஆ.
ஒரு சின்ன ஒரு விஷயம் ஊதி, ஊதி, ஊதி எந்த அளவுக்கு? ஏன்னா
அதாது நம்ப அந்த எடத்துல ஒரு எதார்த்தமா நண்பர்கள் தானே, அப்டின்ற ஒரு நம்பிக்கைல <tsk> நம்பளையே அறியாம ந ந அதாவது நம்ம வந்து, நம்பளே அறியாம சொல்றது தான் நண்பர்கள் அப்டின்னு தான், நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்ம தெரிஞ்சு ஒரு ஒருத்தர்ட்ட பாத்து, பாத்து பேசுனோம்னா, அவங்க நண்பர்களா இருக்க மாட்டாங்க. அப்ப யார்கிட்டயும். இதுபோ ம் ஆசிரியாருக்கட்டும், ஆசிரியர்கிட்ட தான் நம்ம அப்டியே பாத்து, பாத்தோ இல்ல, நமக்கு பிடிக்காதவங்ககிட்ட போய் பாத்து, பாத்தோ தான் பேசுவோம். நண்பர்கள்கிட்ட நம்ம வாயில என்ன வருதோ, அந்த மனசுல அந்த நேரத்துல என்ன தோனுதோ, அத வெளிப்படையா சொல்றது தான் நண்பர்கள். அப்டின்ற மாரி சொல்வாங்க. ம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா, உள்ளுணர்வ வந்து பாத்தீங்கன்னா, நம்மள இன்னொரு பாதியா பாக்குறது தான் நண்பர்கள்ட்டு, நான் எப்பவுமே நான் இது பண்ணுவேன். அப்டி இருக்குற பட்சத்துல எனக்கு பள்ளிலருந்து பாத்திங்கன்னா எல்.கே.ஜிலருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்குற நண்பர்கள் இருக்காங்க, அவங்கலாம் பாக்காத ஒரு விஷயத்த "நீ பாத்துட்டியா?" அப்டின்ட்டு எனக்கு கோவம் வந்து, எனக்கு வந்து சும்மாவே அதிகமா கோவம் வரும். அப்டிங்குற பட்சத்துல
ஆமா, ஆமா. ம். ஒருவேள அவுங்க உங்க மேல எதுவும் பொறாமைல அப்டி சொல்லிட்டாங்களோ? 2 பேரும் ஒரே சிலம்பம்ல இருக்கீங்க.
இருங்க நா நா இருங்களா இல்ல, இல்ல நா நா கூட இருந்த பொண்ணு வந்து வேற.
ஆ. ஓ! சரி சரி சரி, ஆ.
இவ வந்து நான் சொல்லி தர பொண்ணு. அதாவது அந்த நாக்ன்ற ஒரு புரோகிராம் ல, அந்த பயிற்சில வந்து பாத்தீங்கன்னா, ஆள் இல்ல 5 பேரு வேணும், நா எங்க 2 பேருக்கு தான் தெரியும். 3 பேருக்கு நாங்க ட்ரெயின் பண்ணோம் அப்பதான்.
ஆ, செரி. ஓ! சரி, சரி. ஓ! சரி சரி சரி சரி புரியுது.
கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் கத்துக்கங்க அப்டின்ட்டு, எ ஏன்னா வேற ஒரு பசங்கள நம்ம ட்ரெயின் பண்ணுறத விட, கூட இருக்குற பசங்கள ட்ரெயின் பண்ணா நல்லாருக்கும்.
ஆ ஆமா ஆமா.
அதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்கள் ட்ரைன் பண்ணும்போது, என்ன ஒரு விஷயம்? அப்டின்னா, இவ கூட ட்ரெயின் ஆவற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் நான் சொல்லி தரது, ஏன்னா அவ முன்னாடி முன்னாடி கத்துக்கிட்டு இருக்கா, ஆர்வத்துல, கொஞ்சம் கொஞ்சமா, அவ கத்துட்ட இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டெப்பா, இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீ சொல்லியே தர மாட்டியா? என்ன நீ கண்டுக்கவே மாட்டுற, ஏன் நான் அப்டின்ட்டு ஒரு சின்ன ஒரு பொச்சப்புறம் நான் கேட்டேன், என்ன நீ பள்ளி மாணவியா? பொச்சப்புறம் ஏற்பட்டு அவ வந்து கத்துட்டானா அவளோட முயற்சி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து மேல்கொண்டு போயிட்டு இருக்கா, இது போல விஷயம் வந்து நீ வந்து கத்துக்கணும் அப்டினா, உன்னோட ஆர்வம் இருக்கணும், அது வந்து கலைன்ற ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்து ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் கத்துக்க முடியும், எனக்கு இருந்த கோவத்த அவ என்ன பண்ணான்னா, நாங்க சிலம்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நான் கற்ற கலைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் மதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அத வந்து எனக்கு காலால தொடக்கூடாது, அதுக்கப்புறம் தூக்கி போடக்கூடாது அப்டின்ற பட்சத்துல, நான் இது போல கேட்டுட்டே இருக்கும்போது, கொம்பு டக்குனு தூக்கி போட்டு போயிட்டா.
ஓ! சரி சரி சரி. ஓஹோ! சரி சரி. கண்டிப்பா கண்டிப்பா. அச்சச்சோ! அஹ. போட்டு போயிட்டாங்க ஆ தவறு தான்.
எனக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம், அவ பேர சொல்லி அப்டியே யாரு மேம்கீம் யார் பார்த்தாலும் சரி, பரவால அப்டின்ட்டு, அந்த அந்த நாங்க ஆடிட்டோரியமாண்டதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஆடிட்டோரியமில கத்து கத்து கத்திட்டேன், நான் பார்த்து மதிக்கிற ஒரு விஷயம், நான் மட்டும் கத்தல, பக்கத்துல வந்து எனக்கும் அவளுக்கும் தான் இன்னொருத்திக்கும் சிலம்ப நல்லாவே தெரியும், அவ வ அவ்வளோ கத்த ஆரம்பிச்சிட்டா, இத்தனைக்கும் அவளும் வந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா
ம். ஓ! சரிங்க சரிங்க. அச்சச்சோ! கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அது தவறான விஷயம் தானே, அதாவது அந்த கலை மேல மரியாதை இருக்கவங்களுக்கு அத பத்தி தெரியும், தெரியாதவங்க அத தூக்கி போடும்போது, உங்களுக்கு அந்த இடத்தில கோபம் வர்றது நியாயம் தான், அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பா.
நிச்சியமா. நிச்சியமாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலம்பம் ஒவ்வொரு விஷயத்துக்கும், நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழக்கம வியாழக்கிழக்கம பூஜ பண்ற ஒரு இது. கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்து சமமா நாங்க பார்க்குறோம்.
ஓ! சரிங்க சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்டி இருக்க அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து அலட்சியமா வந்து பண்றது எனக்கு செம்ம கோவம் வந்தது அ. ஆமா ரொம்ப இது நீ பத்தாதுக்கு பின்னாடி பேசுனது கூட எனக்கு பிரச்சனை கடையாது இந்த ஒரு விஷயத்தில நீ பண்ணும் பொழுது. எனக்கு வந்ததுங் பாருங்க ஒரு கோவம் கிட்டத்தட்ட நான் கை ஓங்கிட்ட தான் நான் சொல்லுவேன். நீ என்ன பத்தி தப்பா பேசு, எனக்கு வந்து கவல கடையாது. ஏனா என்ன பத்தி எனக்கு தெரியும். என் கூட இருக்கிறவங்கள பத்தி அவங் என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும். இது வந்து நீ 3வது ஒரு ஆள்ன்ட்டு நான் பார்க்குறேன். நீ என்ன பத்தி அவமான படுத்தனா கூட நான் தாங்கிப்பேன். என்னோட கலைய நீ அவமான படுத்திட்டு போம்போது என்னால தாங்க முடியாதுன்ட்டு. நான் ப் இது வந்து ஹேச்ஓடி வரைக்கும் நான் கொ கொண்டு போயிட்டேன் இவ ஆனா அவங்க மேலயும் வந்து விசாரிச்சாங்க, தீவிரமா விசாரிச்சாங்க. சின்ன ஒரு விஷயம், இவ்வளோ தூரம் வந்து நிக்குதே, அப்டின்ட்டு அவங்களும் கேட்டாங்க. நான் ஒவ்வொரு விஷயமும் தெளிவா சொன்னே. அப்டி இருக்கும் பொழுது அவ மேல இருக்க தப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து சொன்னாங்க. ஏன் நீ இது போல பண்ற? நீங்க என்ன பள்ளி மலையோ அது ஸ்கூல் ஸ்டூடண்ட்டா? அப்டின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திட்னாங்க.
உதாசீனப்படுத்திட்டு போறது ரொம்பவே தப்புதாங்க. ம். புரியிது, புரியிது. கரெக்ட், கரெக்ட். ஏனா புரியிது, புரியிது. அச்சச்சோ! கண்டிப்பா, கண்டிப்பா. ஏனா, அது தப்புதானே யாரா இருந்தாலுமே, அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தப்புன்னு தான் சொல்லக் கூடியதுங்க.
நிச்சியமா, நிச்சியமா. அந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எனக்கு பாதிச்சுதுன்னா, <sighs> இது ம் இதுக்கு அப்புறம் வந்து நான் சொல்லித்தந்த மாணவர்களுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒழுக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இங்க பாருங்க நீங்க ஒரு கத்துக்குற ஒரு
கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பாங்க. நீங்க வந்து அந்த கிட்ட வந்து நீங்க அத சொல்லலையா? இந்த மாரி தப்பு தான் பண்ணியிருக்காங்க அப்டின்ற மாரி சொல்லும்போது அவங்களுக்கு அவங்களுடைய நடவடிக்கை என்னவா இருந்துச்சு? அவங்க திட்னாங்க சரி.
யார் ஆ யார்?
நீங்க யார்கிட்டயோ சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க பண்ணத.
யார்கிட்டனா? இது அதாவது ஹச்ஓடீ மேம் கிட்ட தான். நான் அந்த விஷயத்தலா சொன்னே. அவுங்க வந்து வா.
ஆ அ சொல்லுங்க. அதான், இந்த உங்க ஹச்ஓடீ வந்து அ ஒண்ணு து கேட்கிறேன். இந்த மாரி பண்ணக்கூடாது. அவதூறா அந்த இத, தூக்கிலா போடக்கூடாது.
ஆமா. ஆமா. அவங்க வந்து பாத்தீங்கனா, அவ அவளுக்கு வந்து, புரியிறா போலவும் சொன்னாங்க. மொதல்ல திட்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கனா, சேரி ஏன்னா வந்து எல்லாரும் பள்ளியிலேருந்து படுச்சு வந்த மாணவர்கள, முதலாம் ஆண்டு அந்த அளவுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்டினால, அவங்க வார்ன் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அப்ப அப்பத்துலருந்து நான் எப்போவுமே வந்து, என்னோட நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நான் கத்து தந்த ஒரு கலைக்கு முன்னாடி வந்து மரியாத தரணும். அப்படின்ட்டு ஒரு இதுவாச்சு. ஆ யாரா இருந்தாலும், நான் ஸ்ட்ரிக்ட்டா வந்து, அந்த விஷயத்தில மட்டும் நான் இருப்பேன். முதல்லயே வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கனா, எனக்கு கூட ஒரு க்ளோஸான ஒரு நண்பரா இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் சொல்லுவேன். "இங்க பாரு, இந்த விஷயலா பண்ணாதீங்க. எனக்கு கோவ வரும். ஏன்னா, ஒரு கலைய வந்து மதிச்சு, நம்ம க இது மரியாத தரணும். அது நட்பா இருக்கட்டும்." ஏன்னா நம்ம வந்து இப்பயே வந்து, நல்லது விஷயம் ஏன்னா, நான் நண்பர். அதனால என்னோட நண்பருக்கு ஒரு நல்ல வழியா தான் நான் வகுக்கணும். வந்துட்டு ஒரு விஷயம் நான் எப்பவுமே இருப்பேன். அதனால சின்ன, சின்ன விஷயத்துல நான் எப்பவுமே, அவங்க கிட்ட சொல்லுவேன். ஒரு பாடம்னு நான் சொல்லலாம். இத
கண்டிப்பா. கண்டிப்பா. சேரிங்க. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்பவே அழகா சொன்னீங்கன் தான் சொல்லணும். அதாவது, நீங்க மதிச்ச ஒரு துறை. அத நீங்க தெய்வமா வணங்குற அளவுக்கு, இருக்கிறத வந்து, உங்க நட்புல வந்து, உங்கள தவறா பேசுறதா இருக்கட்டும். அத தவறா, அது வந்து கையாள்றதா இருக்கட்டும். அத நீங்க, எப்படி அந்த பிரச்சனைய சமாளிச்சு கொண்டு வந்தீங்க? அப்படின்றத வந்து ரொம்பவே அ வியக்கத்தக்கதாதா இருக்கு. அப்படின்ற மாரி நான் நெனக்கிறேன். உங்கள்ட்ட பேசினது, ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி!
நிச்சயம். நன்றிங்க. மீண்டும் சந்திக்கலாம்.